நிச்சயமா, நிச்சயமா. நான் வந்து அ ஒரு சிறுகதை ஒண்ணு எழுதிருந்தேன் அப்டித்தான். இந்த மாரிதான் எனக்கு ஒரு இரவுல பாட்டு கேக்குற வழக்கம் இருந்தது. இப்போ அதிகமா கேக்குறது இல்ல. முன்னாடி கேக்கும்போது அப்டியொரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஒரு சின்ன அ, இங்கிலிஸுல நாட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணம். அந்த மாதிரி ஒரு தாட் ஒண்ணூ அ எழுந்தது. இப்போ அ ஒரு ஒரு ஒரு ஒரு பள்ளி படிக்கிற ஒரு பொண்ணுக்கு முதல் முதலா தான் ருது ஆகுது இல்லீங்களா? தான் வந்து பூப்பெய்யிர பூப்பெய்யிர அ சம்பவங்கள் இருக்கும். எல்லா பெண்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல நடந்துருக்கும். அப்போ அ 1 முறை வந்து எனக்கு இந்த மாரி ஒரு எண்ணம் வந்தது. இது ஒருப் இப்ப ஸ்கூல்ல நான் பார்த்தேன். என்னோட அ க்ளாஸ்மேட் வந்து ஸ்கூல்ல இந்த மாதிரி திடீர்னு பீ.டி பீரியட் முடிஞ்சோன வந்து அவங்க வீட்டுக்குப் போயிட்டாங்க. என்ன காரணம்னு கேக்கும்போது, அவங்க வந்து இப்ப பூப்பெயிதிட்டாங்க அப்டின்னு சொன்னாங்க. நான் உடனே வந்து அ, அப்டின்னா அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ அதப் பத்தி அதைப் பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணும்போது தான் வந்து, ஓகே இது எப்ப வேணாலும் நிகழலாம் அப்டின்றது தெரிஞ்சது. <tsk> அப்போ அதப் பத்தி ஒரு கதை எழுதலாம் அப்டின்னு எனக்குத் தோணுச்சு. அப்போ ஆமா. அப்போ அது என்ன மாரி எனக்குத் தோணுச்சு அப்டின்னா, நம்ம நெனைச்சுக்கிட்டு இருப்போம் அந்தப் பொண்ணுக்கே தெரியாது. அந்தப் பொண்ணு அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஏன் என்ன என்ன மாரி ஆமா சின்னக் குழந்தை ஏன் கூட இருக்கிற மனநிலையில தான் அந்தப் பொண்ணும் பேசிட்டு இருந்தது. அந்தப் பொண்ணுக்குமே நிச்சியமா தெரிய வாய்ப்பு இல்ல. இது என்னது? இது பூப்பெய்யிர்துன்னா என்னது? அப்டின்றது தெரிய வாய்ப்பே இல்ல. அப்டி இருக்குற பட்சத்துல அது வந்து பூப்பெயிய்துர்ச்சுன்னு சொல்லி அத வீட்டுக்கு அனுப்புச்சாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ச அ, இப்டி இருந்தா எப்டி இருக்கும்? ஒருவேள வந்து ஏதோ ஒரு தப்பான புரிதல்ல வந்து பூப்பயிர்த்துச்சுன்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. பட் ஆனா அந்தப் பொண்ணு வந்து உண்மையாவே வந்து பூப்பெயிய்யல அன்னைக்கு, அப்டின்ற ஒரு அ சம்பவம் இருந்தா, அந்தச் சம்பவத்தின் அடிப்படையில ஒரு ஒரு அதுக் அதன் அடிப்படையில அந்த வீட்டோட பொருளாதார சூழலையும், அது அந்த வீட்டோட கல்சுரல் இண்டிஃபரன்ஸ்ஸயும் நம்ம வந்து மையப்படுத்தலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அத வெச்சு அ அத வச்சு என்ன பண்ணேன்னா, ஒரு காதல் திருமணம் பண்ண 1 ஜோடி அவங்களோட பொண்ணு இந்த மாதிரி பூப்பெபய்துர்க்கான்னு ஸ்கூல்ல இருந்து நியூஸ் வந்து இவங்க வீட்ல வந்து அதுக்கான ப்ரிபரேஷன்ஸ் பண்றாங்க. அப்போ வந்து அந்தப் பொண்ணு வந்து
ம்ஹ்ம். ம். ம். ம், ஹ்ம், ஹ்ம். ம், ஹ்ம். அ. ஆஹா. ம்ஹ்ம். ம், ஹ்ம், ஹ்ம். ம். ஹ்ம். ஹ்ம். ம், ஹ்ம். ஹ்ம். ஓ, ஓ. சிறப்பு. சின்னக் கொழந்த. <chuckles> அஹ. ம், ம், ஹ்ம். ம், ம். ம், ஹ்ம். ஓஹோ. ஆ. அஹ. ம், ஹ்ம், ஹ்ம். ம், ஹ்ம். அதாவது காதல் திருமணம் அபிடின்னா. வெவ்வேறு மதத்தினை சார்ந்த பெற்றோர்கள். அப்போ எந்த கல்சுரல்ல வந்து இத எடுத்துட்டு போவீங்க அப்டின்ற மாதிரியான ஒரு அ கதைய நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா?
அ, வெவ்து அ, ஆமா வெவ்வே ஆ.